எல்லாருக்கும் பாருங்க சில டைம். அவுங்களும் ரொம்ப அக்கப்போர் கூட்டுவாங்கங்க. ஏன்னா, அவங்க கல்யாணம் என்னமோ, 1 நாள் தான் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த 3 நாள் அந்த ரேடியோவ போட்டு வச்சுக்கிட்டு, அப்டியே அலப்பறைய கூட்டுவாங்க பாருங்க. அன்னைக்கு எல்லாம் பரிட்சையே இல்லன்னாலும், நம்பளால தாங்க முடியாது. ரொம்ப <tsk> ரொம்ப ஸ்பீடு அ சவுண்டு நெறையா வச்சுட்டு, அந்த மாரி பாட்டு எல்லாம் போட்டு இருக்கும்போது, சில நேரம் கோவமா வரும். ம் ஏன் இந்தம் பண்றாங்க? அப்டின்ற மாரி கல்யாணம் ஒரு நாள்ன்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் 2 நாள் போட்டா கூடப் பரவால்லை. அவுங்க 3 நாள்லாம் போட்டு காலம் உண்டு. ஏன்னா நாங்க ஒரு ஏரியாலப்
ஆமா ஆமா. <laughs> ஆ. ஆமா. அ. ஐயையோ! அ ஆமா. ஏன்னா சில பேரு அந்த, பந்தல்லாம் போட்டுட்டு, லவுட் ஸ்பீக்கர்ன்னுவாங்க இல்லயா! ஒலி பெருக்கி, அத வச்சி கிழி கிழின்னு கிழிப்பாங்க இல்லையா?
ஆமா. ஆமாமா. <laughs> கண்டிப்பா அதே தாங்க. வா வீட்டு வாசல்ல அவுங்க வாசலே சின்னதா தான் இருக்கும். ஆனா அந்த அ ரேடியோ பாத்தீங்கன்னா, அவ்வளோ பெருசா அந்த ஸ்பீக்கர வச்சுட்டு, ஓரமா போற வரவங்களுக்கும் வழி இருக்காது. காது அந்த ரோட க்ராஸ் அந்த ரேடியோ க்ராஸ் பண்ணம்போதே அந்த ஸ்பீக்கர க்ராஸ் பண்ணாலே, நம்ப காதுல்லாம் கிழிஞ்சு அந்து விழுந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு சவுண்டு வச்சிருப்பாங்க. இந்த பெண் வீட்டார்ன்னா கூடப் பரவால்லங்க. அந்தப் பசங்க இருக்குற வீடுன்னு நெனச்சுக்கோங்களேன்! அந்த வீட்டுல அப்டியே சவுண்ட ஏத்தி வச்சு என்னா பண்ணுவானுங்கன்னே தெரியாது. அவ்வளோ சவுண்டு வச்சிருப்பானுங்க. காது எல்லாம் கிழிஞ்சு அப்படியே தொங்குற அளவுக்கு வெச்சிடுவாங்க. அந்த சவுண்டு. அதுல
ஆ. <laughs> அ. அய்யோ. அ. <laughs> ஒரு இந்த இளவயதுன்றுதால அந்த மாரி பண்றாங்களோ?
கண்டிப்பா, அப்டியா தான் இருக்கலாம். இப்போ இந்த மாப்பிள்ளையோட தம்பிங்கலாம் இருப்பாங்க இருக்குற மாரி இருப்பாங்க பாருங்க. அந்த மாரி வீட்டுல தான் நெறையா சத்தமே ஆமாங்க.
ஆமா ஆமா. அட்டகாசம் பண்றது.

ஐயையோ! ஆ.
போ மாட்டேன். அந்த மாரிலாம் என்ஜாய் பண்ண நாள் உண்டு. ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல, ம் என்னதான் இருந்தாலும் நம்ம படிப்பு முக்கியம், அப்பிடின்ற மாரி ஆயிடுச்சு. பெரிய பெ கொஞ்சம் பெருசாயிட்டோம். நம்மளுக்கு கொஞ்சம் புரிதல் வந்துருச்சு. சாமின்றது முக்கியம், அப்பிடின்ற மாரி. இல்லனா, அந்
ஆ. கண்டிப்பா.
த ஆன்மீகத்துக்குள்ளலா நான் போமாட்டேன். ஆனா, எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதனால, ஒரு பிரச்சனை. அப்பிடின்ற மாரி, எனக்கு வந்து ஒரு தாக்கத்த அது ஏற்படுத்திடுச்சுங்க. <chuckles>
சரி, சரி. பரவாயில்ல. இப்போ நீங்க உங்க வீட்டுல வந்து நீங்க, அ அதாவது ஒரு வ வகையில அனுபவிச்சீங்க. அதுக்கப்புறமா அது வந்து உங்களுக்குப் படிக்கம்போது உங்களுக்குப் பல தொந்தரவுகளக் குடுத்துச்சு, அப்பிடினீங்க. இப்போ, உங்க ஏரியா அந்த எடத்துனு பகுதி மக்களு இருக்கறாங்க, இல்லீங்களா? அவங்க எந்த விதமான ஒரு ஒரு ஒரு சந்தோஷமா, ஒரு என்னது அது? எந்த மாதிரி அனுபவிச்சாங்க, அவங்க?
ம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆம். அதாவது என்ன சொல்றது? ஆ. அதை வந்து நான் மட்டும் இல்லைங்க. இப்போ வந்து ஏரியால படிக்கிற பசங்க, என் கூட எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களே, படிக்கிற பசங்க இருக்கதான் செய்றாங்க. அவங்களுக்குமே அந்த நேரத்துலலாம் வந்து ஒரு தொந்தரவா தான் இருந்துச்சு. ஆ எங்கள மாரி இப்போ, நாங்க வந்து ஒரு 5வது படிக்கும்போது எவ்வளோ ஜாலியா இருந்தோம். அந்த மாரி 5வது படிக்கிற பசங்களும் இருப்பாங்கல்ல, அவுங்க ஜாலியா இருப்பாங்க. ஆ. ஆ அதுக்கடுத்தது அந்த வயசானவுங்களுக்குலாம் <tsk> இதுதானே கொஞ்சம் பெரிய இதா இருக்கும், அவுங்களுக்குலாம் ஒரு ஆறுதலா இருக்கும். அவுங்கலாம், அந்த நேரத்துல தான் வந்து ஒண்ணா இருந்து சாமி கும்பிடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அந்த மாரி இருப்பாங்க. அதனால, அவங்களுக்குலாம் அந்த பெரிய தாக்கம் கிடையாது. அ இதே நானும் காலேஜ் போய்ட்ட பிறகு கொஞ்
கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ம். ஆ. ஆ. அப்பிடி சொல்றீங்க. ஆ. ஓஹோ!
சம் ஜாலியாதான் இருந்தேன். ஏன்னா, காலேஜ்ன்றது ஒரு ம மதியம் முடிஞ்சுரும். மதிய நேரத்துல கொஞ்சம் அவ்வளவா பாட்டு இருக்காது. அதனால, பரிட்சைலாம் இருந்தாலுமே, அந்த மதிய நேரத்துக்குள்ள நான் படிச்சு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் காலையிலன்றது எனக்கு அவ்வளவு தொந்தரவா இருக்காது. ஆனா, பள்ளின்றது அப்பிடி கிடையாது. நம்ம ஸ்கூல் விட்டு வர்றதுக்கே ஒரு 06:00 மணி ஆயிடும் எனக்கு ஸ்பெசல் கிளாஸ் முடுச்சிட்டு வர்றதுக்கு. வந்து கொஞ்ச நேரம் கேப்பு நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு, ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்டு ஒரு படிப்ப படிக்கணும்ன்ற மாரி இருக்கும். அந்த 10த்து, 11த்து, 12த்து அந்த டைம்ல. அதுவும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆ கண்டிப்பா, ஏன்னா, அதுக்கடுத்து ஸ்கூல்லயே ஒரு பரிட்சை வச்சு அந்த நேரத்துல வந்து ஸ்கூல்ல வைக்கிற பரிட்சையா தான் இருக்கும். இருந்தாலும், நம்ப அதை வச்சு தான் நம்மளோட அ கவர்மென்ட் எக்ஸாம் எப்பிடி எழுதுவோம்ன்ற மாரி நம்மளுக்கு தெரியும். ஆ இப்போ, இதுல வந்து இந்த மார்க் எடுத்துட்டோம்னா ஏன்னா, அந்த ஒரு, ஒரு பரிட்சையுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதா தான் இருக்கும். ஏன்னா இந்த இப்ப, எங்களுக்கு ஹால்ஃப் இயர்லி, குவாட்டர்லி எல்லாம் வச்சாங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து. அது வந்து போன வருஷம் கவர்மென்ட் பேப்பர் எடுத்து தான் எங்களுக்கு அதை தான் வந்து ஆ கு குடுப்பாங்க. அதை, அதை தான் நம்ம பரிட்சை எழுதுற மாரி. ஆமா, ஆமா. அப்பிடீன்டிருக்கும்போது, நம்ம அச்சச்சோ! இதுல மார்க் குறைஞ்சிருச்சுமே! <tsk> இல்ல, நம்ம ஒழுங்கா படிக்கலையா? அப்பிடின்ற ஒரு மனநிலைக்கும் வந்துருவோம். அதனால, அந்த நேரத்துல ரொம்பவே கஷ்டமா இருந்த மாரி இருந்துச்சு.
ஆஹ. கண்டிப்பா. ஓஹோ. ஆ. ம். ஆமாமா. ஏன்னா, அது பொதுத்தேர்வு இருக்குறதால, அப்பப் படிக்கணும், இல்லையா? சரி. கண்டிப்பா. அது பயிற்சிக்காக. ஆ. ஓஹோ. சரி, சரி. இப்போ இது வந்து, இந்த எல். ஆர். ஈஸ்வரி பாடல்கள் போட்டாலே வந்து, ம். <smacks lips> ஒரு கட்டத்துல நல்லாதான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்க, அதாவது, இந்த விடியக்காலைல மட்டும் சொல்றேன். ஏன்னா, அது பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு ச சத்தம் அதிகமா இருக்கும், இல்லீங்களா? இ இது தவிர்த்து சாதாரண, ஏதாவது வந்து நாதஸ்வரம், அந்த மாதிரியான இசையெல்லாம் போடுவாங்களா?
<chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க.